ஓ! அ, தெரில. எனக்கு இப்ப இருக்க பாடகர்கள்ல பிரதீப் குமார் அவரோட பாடல்கள் ரொம்ப புடிக்கும். அ எனக்கு, ஆனா மொதல்
யாருக்கு தாங்க புடிக்காது.
<chuckles> எனக்கு ஆரம்பத்துல தெரியல. அ, அவரோட பாடல்கள்தான் அப்டின்னு கூட தெரில. ஆனா, சில பாடல்கள் மட்டும் எனக்கு ரொம்ப புடிச்சிட்டே இருக்கும். இப்ப என்னோட பிளேலிஸ்ட்ல வந்து அதுதான் இருக்கும். இப்ப நான்லாம் என்னோட தோழிகளோட பயணிக்கிறேன் அப்டின்னா, அ நான் வந்து அத மொல்ல போட ஆரம்பிப்பேன். அப்ப அவுங்களே கேப்பாங்க. ஏய், இது யாரு பாடுனது? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, இது யாரு பாடுனதுன்னு. அதாவது, அ, "காதல் கனவே தள்ளிப் போகாதேனுட்டு" இருக்கும், அ, அந்தப் பாடல். "போடா போடான்னு" ஒரு பாடல். அ, அந்த மாரி நெறைய. ஆ. இது கபாலி படத்தில "வானம் பார்த்தேன்" அந்த பாட்டு கேட்டு இருக்கீங்களா?
ஆ. ஆ. ஆ. ஆமா.
அ, "கண்ணம்மா" பாடல் கபாலிலேயே தான். அதெல்லாம் வந்து
நெறைய வந்து, அவரு பாடியிருப்பாரு.
ஆமா. அதெல்லாம் பிரதீப் குமாரோட பாடல்கள். எனக்கு ஆனா அவருடைய பெயர் தெரியாது. ஆனா, அந்த பாடல்கள் நெறைய எனக்கு ரொம்ப பிடித்தமான, என்னோட பிளேலிஸ்ட் அது. அது ரொம்ப ஒரு பயணிக்கும்போது கேட்டாலே அவருடைய குரல் வந்து அப்டி இருக்கும். எனக்கு இப்போது 4 சக்கர.
ஜெய் பீம்ல ஒரு பாட்டு இருக்கு இல்லங்க. அது என்னது "தலகோதும் வேளங்காற்று" ஆ. என் அக்கா பயனுக்கு அது ரொம்ப புடிக்கும். அவன் பாடிகிட்டே இருப்பான். தலகோதும், ஆமா. அவுங்க பாட்டுக்கு
தலகோதும் இளங்காத்து. <chuckles> ஆமா. ஆமா. அதும் பிரதீப் குமார் அவர்கள் பாடின பாடல் தான். ஆ, அவரோட, வா வாய்ஸ் வந்து ஒரு மாரி வித்தியாசமா இருக்கும். அது ஒரு வாகனத்துல்லாம் பயணிக்கும்போது கேக்கும்போது ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. இல்லையா? அந்த மாரி அந்த இசையத் தாண்டி அவரோட குரலே போதும்பா. எனக்கு இந்த குரல கேட்டுட்டு இருந்தாலே போதும், அப்டிங்கிற மாரி இருக்கும். அது வந்து கண்டிப்பா என்னையோட ஒரு ட்ராவல் ப்ளேலிஸ்ட்டில அவருடைய நெறைய பாடல்கள் இருக்கும்.
எக்ஸாக்ட்லி ஆமா.